ஆமாங்க, ஆமாங்க. இப்போ இது அவங்கள மட்டும் சொல்ல முடியாதுங்கற மாரி எனக்கு தோணுது. எப்படின்னா, இப்போ ஊர்ல 2 ஸ்கூல் இருக்கு.
ஆமா.
டிஜிட்டல் ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து, ஒரு சாதாரணமா ஒரு பள்ளிக்கூடம். ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம்னு வெச்சுக்கோங்க. டிஜிட்டல் ஸ்கூல்ங்கிறதும் மெட் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் தான். ஆனா, அவங்க ஒரு ரூ. 30,000 வந்து அதிகமா வந்து தொகை வாங்குறாங்க, 1 வருஷத்துக்கு. சாதாரணமான இருக்கிற ஸ்கூல்ல அந்த ரூ. 30,000 கம்மியா வாங்குறாங்க. நமக்கு அந்த ஸ் நமக்கு அந்த ஸ்கூல்ல வந்து, பள்ளிக்கூடத்தில கல்வியோட, அ, குவாலிட்டி. அத விட நமக்கு என்ன அ பெருசா தெரியுது. ஏன்னா, இந்த வசதிகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியுது. நல்லா வந்து பாக்கறோம். நமக்கு குளிர்ச்சியா இருக்கு, நம்ம கண்ணுக்கு. "பரவாயில்லையே, டிவி எல்லாம் இருக்கு. நம்ம நம்ம படிச்ச காலத்துல அதெல்லாம் இல்லை. நம்ம குழந்தைங்க படிக்கிற காலத்துலயாவது பாக்கட்டுமே. என்ன தப்பு இருக்கு. ஒரு ரூ. 30,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கலாமே."
சரி. ஆமா, ம். ஆமா. நிச்சியமா. ஆம். <laughs> அதுதான் நவீன உலகமா மாறிருச்சுல்ல, அ.
அப்படின்னு ஆமா. அப்படின்னு நம்ம நெனைச்சுக்கிறோம், இல்லீங்களா, அப்போ நம்ம வந்து அவங்கள அங்க விட்டுருறோம். ஸ்மார்ட் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி வருது. அது ஆ, சில சில கல்லூரிகள்ல பார்த்தீங்கன்னா, இது மேல்நாட்ல சொல்றேன், சில கல்லூரிகள்ல என்ச்சி நின்னு கூட கேள்வி கேட்க தேவையில்ல. அங்க அவங்க அவங்களோட பலகையிலயே ஒரு பட்டன் வெச்சிருப்பாங்க. அதை அமுக்குனாங்கன்னா, ஓகே, இவங்க வந்து கை தூக்கியிருக்காங்க. அ அப்படின்னு சரி. ஓகே. சொல்லுப்பா. ஆமா, ஆமா. கண்டிப்பா இருக்கு. அது எல்லா கல்லூரியிலும் இல்ல. சில இடத்துல இருக்கு.
கண்டிப்பா. ஆமா. ஓ! அந்த அளவுக்கு வந்துருச்சாங்க? நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். செரி.
அங்க ஒரு அவங்க மைக் கொடுத்திருப்பாங்க, அங்க இருந்தே பேசுவாங்க. இப்போ நமக்கு பள்ளிக்கூடம் கத்துக் கொடுத்த விஷயம் என்ன? மரியாதைங்கிறது. இல்லையா?

நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ எப்பப்பாத்தாலும் ஸ்மார்ட் போன்! ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத காலத்தில, நம்மலாம் சின்ன வயசில இருந்தப்போ, ஒரு 1990கள்ல, இல்ல 2000கள்ல அப்போலாம் வந்து கால்ல எழுந்த உடனே, என்ன பண்ணுவோம்னா வந்து, கா காலைக் கடன்கள் காலை கடமைகள் நம்ம செய்வோம். அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு, அ பள்ளிக்கு செல்லணுனா, ரெடி ஆயிட்டு, நம்ம பள்ளிக்கு போவோம். பள்ளில போய் படிச்சிட்டு, மறுபடியும் வீட்டுக்கு வருவோம்.
சொல்லுங்க. மா. மா.
அதுவே இப்ப நம்ம பார்த்தோம்னா கா ஆமாங்க. இப்போ அப் அந்த சமயத்தில வந்து தொலைபேசிங்கிறதே இல்ல. சரிங்களா. இப்போ என்ன நடக்குதுன்னா ஆமாங்க.
ஆமா. ஒரு ரொடீன்னா போகும். ஆமா. ஆமா. <chuckles> டெலஃபோன் இருக்கும். அப்படி அது வந்து வந்து ஒருத்து ஒருவொருத்தர் வீட்டில 1, 1 இருக்கும். அத வச்சுதான் எல்லாருமே பயன்படுத்துவோம். வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து இந்த பட்டன் ஃபோன் வச்சுருப்பாங்க இல்லையா?
ஆமாங்க. ஆமாங்க.
ம்.
இப்போ அதே இது, இப்போ இந்த காலகட்டத்துல என்னன்னா அ, காலையில வந்து ஃபோன் எடுத்து பாப்பாங்க. என்ன மணி ஆச்சு அப்படின்னு சொல்ட்டு. ஏன் மணி என்ன ஆச்சுங்கிறத வந்து நம்ம, சுவர்ல இருக்கிற கடிகாரத்த பார்க்கலாமே, தப்பில்லையே ஒண்ணும். போன்ல தான் பார்க்கணுமா? சரி. ஓகே.
கண்டிப்பாங்க. அலாரம் வெக்கிறதே வந்து அதில தானே வெக்கிறாங்க எல்லாம்.
அதுல தான் வைக்குறாங்க. அதுக்கு அப்புறம் சில குழந்தைகள் வந்து, "நான் சார்ஜ் போடுறேன் ஃபோன்னு அதுக்கு தான் எடுத்தேன்." அப்படின்னுவாங்க. நொண்டி சாக்கு. சரிங்களா? <chuckles> "நான் சார்ஜ் இறங்கி இருக்கான்னு தான் பாத்த நானு" அப்படின்னுவாங்க.
ம். ஆமா, <chuckles> ஆமா. <chuckles> சரியா சொன்னீங்க. <laughs> அது எங்க வீட்டிலேயும் நடக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, என்னோட மூத்த குழந்தலாம், எப்படின்னா பாஸ்வேர்ட் மொதக்கொண்டு தெளிவா போடுவாங்க. எல்லா என் ஃபோன்லேயும் போடுவாங்க, என்னோட கணவர் ஃபோன்லேயும் போடுவாங்க. என் அம்மா, அப்பா எல்லார் 4 பேரோட பாஸ்வேர்டும் தெரிற அளவுக்கு அவங்களலாம் வந்து இருக்காங்க! என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்மலாம் வந்து அந்த நேரத்தில வந்து 1, 2, 3 மனப்பாடம் பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இவைங்க பாஸ்வேர்ட போடுற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டாய்ங்கங்க!
கண்டிப்பா. ஆமாங்க.